ஆமா, அப்போ இவ்ளோ நாள் நமக்கு சொல்றது ஓரளவுக்கு செய்றாரு அப்டிங்கிற மாரி நம்பிக்கை இருந்தாலும், என்னுடைய கூட இருந்த சக நண்பர் என்ன சொன்னாருன்னா அவர நம்பாத, அவரு இப்டித்தான் எல்லாம் பண்ற மாரி சொல்லுவாரு. ஆனா, அவரு செய்ய மாட்டாரு, அதனால நீ அவர நம்பிட்டு இருக்காத, உன் வீட்டு பொருள நீ போட்டு அனுப்பிச்சுக்கோ, இதுல இந்த விஷயத்துல காச மிச்சம் பண்ணனும்னு சொல்லிட்டு அவர நம்பி அனுப்பிச்சு, அது வேற எங்கனா போய் மாட்டிக்கிட்டு வீட்டு பொருள் பத்திரமா போகலனா, இவ்ளோ காசு போட்டு வாங்கி எடுத்து வச்சிருக்கிறது இதெல்லாம் வந்து, அ, ஒரு ப நல்லபடியா, ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி அந்த மாரி தான் பண்ணனும் அப்டின்னு சொன்னாரு. அப்போ எனக்கும் அதுதான் சரியா பட்டுச்சு, என்னோட மனைவியும் அததான் சரின்னு சொன்னாங்க. ஏன்னா, அவருக்கு என்னைக்கு வண்டி வருமோ அதுவரைக்கும் எல்லா பொருளையும் இங்கே வச்சிருந்தா இங்க வீட்டு வாடகை வீணாதான போகும்.
ஏன்? அய்யய்யோ! சரிங்க. ஆமா, நம்ம யோசிச்சோம் நம்ம குடும்பத்துக்கு நாம என்ன செய்யணுமோ செய்யலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்லையே.
ஆமா. ஆ, அதுதான். அப்போ நான் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சொல்லி வச்சிருந்தேன். இந்த மாரி காலி பண்ண போறேங்க, அவ்ளோதான் நான் கெளம்பனும் என் மனைவிக்கு அங்க வேல கெடச்சிருச்சு. அதனால நான் போறேன் அப்டின்னு சொன்னப்போ, சரி அ நான் வந்து சொல்றேன், இப்போ வந்துரும் அப்போ வந்துரும்னு ஒரு மாசம் இழுத்தடிச்சாரு. எனக்கு அதுக்கப்புறம் அவர் மேல இவங்க எல்லாம் சொன்னது மாரியே அவரு சரியா பண்ணல. ஆமா.
இல்ல. நீங்க நம்பி இருக்கீங்க. அதனாலதான் உங்களுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க அப்டிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி இருப்பீங்க. ஏன்னா, ஒரு மாதம் முழவே ரொம்ப அதிகமான நேரம் தான். இல்லையா?
ஆமா, ஏன்னா நான் அவர்ட்ட சொ ம். ஆமா அவரு நான் சொல்லும்போதெல்லாம் இதோ அடுத்த வாரம் வந்துரும், இதோ இந்த வாரம் வந்துரும் அப்டின்னு சொல்லிட்டே இருந்தாரு சரி அப்டின்னு சொல்ல ஆமா. நானும் ஒ, சரி எனக்கும் அதுக்கான நேரம் இருந்துச்சு. உடனே இப்போ நான் உடனே பொருள் எல்லாம் எடுத்துட்டு அங்க போகணும் அப்டின்ற ஒரு சூழ்நிலை இல்ல. அப்போ சரி இதுக்கு, பதிலா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு, நானே வந்து ஒரு தனியார் இதுல வந்து போட்டு அனுப்பறதுக்கு வேண்டியதெல்லாம் அனுப்பிச்சிட்டேன்.
நம்பிட்டீங்க. சரிங்க. ம்.
அப்போ என்ன ஆயிடுச்சு அந்த எடத்துல ரொம்ப அதிகமான பொருட்கள் இருந்ததுனால, அந்த வண்டி நான் பேசுன வண்டில இடம் பத்தல. அப்போ சரி சரி, ஒரு சில தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் வந்து நம்ம அவரு வண்டில அவரு போட்டு எட்டுன்னு வரப்போ எட்டுன்னு வரட்டும், அப்டின்னு சொல்லிட்டு ஒரு சிலதெல்லாம் அங்க போட்டுட்டேன்.
முடிஞ்ச வரைக்கும் நீங்க எடுத்துட்டீங்க தேவைக்கு, பெருசா, ஆ.
ஆமா. ஆமா, சின்ன சின்ன பொருட்கள்லாம் மட்டும் இருந்துட்டு போட்டும் அவரு எப்டியும் போட்டுருவாரு, அப்டின்னு சொல்லிட்டு போட்டுட்டா, அந்த மனுஷன் அதுக்கப்புறம் போ நான் கெளம்புனதுக்கப்புறம் போனே எடுக்க மாட்டாரா?
அஹஹா.
என்னது என்னதான் அது முக்கியமான பொருள்லாம் இல்லனாலும், அதுவும் ஒரு காசு குடுத்து வாங்குன பொருள் தான. சரி அதாவது அவரு எடுத்து பயன்படுத்தல அப்டியே தான் வெச்சி
ஆ. என்னங்க ஃபோன் எடுக்கலைன்னா அவர் அந்தப் பொருள எடுத்துட்டு போனாரு வண்டியில? அ இல்ல வந்து எடுக்கவே இல்லையா?